அப்போ அந்த கும்பலையோடு நான் எதிர்த்து நான் வந்து சண்டை போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அதற்கான வந்து அறிவும். அதற்கான கெட்ட புத்தியும் வேணும். இப்போ சமூக ஊடகத்தை பயன்படுத்துவதற்கு நல்ல அறிவு வேணும்ன்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் தேவையில்ல. ஒரு காட்டுமிராண்டித்தனமான பழக்கவழக்கம் இருந்தால் சமூக ஊடகம் 24 மணி நேரமும் அது நமக்கு கை குடுக்கும்.
உண்ம. அது என்ன? அதில என்ன ஒரு இன்பத்தைத் தேடிவிட முடியுன்றது எனக்குத் தெரில.
அதாவது என்ன அப்டின்னா, இன்றைய இளைஞர்கள் வந்து அத வந்து ஒரு பெருசா பார்க்கறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆ சமூக ஊடகத்தின் மட்டும் நால தான் வந்து இன்றைய இளைஞர்கள் கையிலேயே மொபைல் போன வச்சுக்கிட்டே திரிறாங்க.
உண்மைங்க ஆனா,
நீங்க ஒரு 50, 60 வயதான ஒரு ஆணோ பெண்ணோ கோ கேளுங்க. மொபைல் எங்க இருக்குன்னு கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? "அது எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டப்பா. பேக்ல கிடக்கும்ன்னு நினைக்கிறேன். காணோம் 2 நாள் ஆச்சு பார்த்து." அப்படிம்பாங்க.
தேடிக்கிட்டு இருக்கேன். அத தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். <laughs> ஆமாமா. நிறைய பேர் அப்படி தான்.
நீங்க ஒரு 18 வயசு ஒரு பையன் பொண்ணுகிட்ட பாருங்க
அது இல்லாம இருக்கே இல்லையே.
அது கையில கையில வந்து அடகா அழகா வந்து அடைகாத்து அந்த கையை க நல்ல கைக்குள்ள வச்சுக்கிட்டு ரோட்ல அப்படியே வீசிக்கிட்டே 2 நிமிஷத்துக்கு 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவ அந்த மொபைல்ல பார்த்துக்கிட்டே ரோட்ட போ கடந்து போவாங்க. அது பேருந்தா இருக்கட்டும், ரயிலா இருக்கட்டும்.
உண்மைங்க. அது மட்டும் இல்லாம, பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது.
என்ன இந்த மாதிரி போவாங்க. அப்போ சமூக ஊடகம் உன்னை எங்கே இழுத்துச் செல்லுகிறது?